உண்ம. நீங்க சொல்வது வந்து முற்றிலும் உண்மை தான். அதில மறுக்க முடியாது. ஆனா, அந்த விரதத்தில் கிடைக்கிற நன்மை அப்படி என்பது வந்து பொதுவா வந்து விரதம் பிடிக்கிறவங்களுக்கு நெறைய பேருக்கு தெரியாது. <laughs> அது எதற்காக வந்து விரதத்தில கிடைக்கிறது
ஆமா, ஆமா. அதுதான் அந்த காரணம் விஷயத்த வந்து சொல்லாம விட்டுட்டாங்க. கடவுள் மேல பழிய போட்டுட்டு <chuckles> அத கொண்ட காரணம் என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்தாம விட்டுட்டாங்க. கண்டிப்பா. ம்.
ஆமா. ஆமா. அது வந்து அறிவியல் ரீதியாவும் ,மருத்துவ ரீதியாவும் இந்த விரதத்தினால் அதிகமான நன்மைகள் இருக்கிறது. ஒருத்தர் வந்து அ காலையில நாம சாப்பிடுவது பாத்தீங்கன்னா, காலை சிற்றுண்டி அப்டீங்குறோம். பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில சொல்றோம். மதியத்திற்கு உணவு சாப்பிடுகிறோம் இரவு 3 வேளை நாம் உணவு சாப்பிடுறோம். அப்போ 3 வேளை உ உணவு சாப்பிடும்போது, 2 வேளை உணவ நாம் நிறுத்திட்டு ஏதாவது ஒரு வேளை சாப்பிடுகிற முறை. அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடுகிற முறை அது வந்து அவருடைய உடல் வாகை பொறுத்து அமைகிறது. அத தான் நாம் வந்து விரதம் அப்டின்னு சொல்றோம். இப்போ அந்த விரதம் விரதத்தில கிடைக்கின்ற நன்மை என்ன அப்டின்னா, முதல்ல வந்து காலையில ம் இருந்து மாலை வரைக்கும் இப்போ கார்த்திகை இதெல்லாம் விரதம் இருப்போம். நாங்க எல்லாம் விரதம் இருப்போம். கார்த்திகை பாத்தீங்கன்னா, காலையில இருந்தே நாங்க வந்து அ உ நல்லா குளிச்சிட்டு உ கடவுள மனசுல நெனைச்சிட்டு பச்ச தண்ணீ மட்டும் தான் குடிக்கிறது.
கண்டிப்பா. ம். ம். ஆமாங்க. பொறுத்து ஆமா. ம்ஹ்ம். சரிங்க. ம்ஹ்ம். சரிங்க. ம்ஹ்ம். ஓ!
அந்த தண்ணி மட்டும் தான் குடிக்கிறது காலையில இருந்து அ பல்லு தேய்ச்ச
ஓ! காலை முதல் உணவு அப்படிங்கிறது அந்த வெறும் பச்ச தண்ணி மட்டும் தான். அந்த நீர்.
பச்ச தண்ணீ மட்டும் தான். காலையில பச்ச தண்ணீ குடிச்சுட்டோம்ன்னா, தொடர்ச்சியா இரவு கார்த்திகை தினத்தன்று நாங்க தீபம் ஏற்றிவிட்டு அதற்கு பிறகு தான் நாங்க வந்து அ விரதத்த முடிப்போம். இந்த விரதம், விரதம்னு எடுத்துக்கிட்டா தொடர்ச்சியா 2 வேள, 4 வேள 2 நாள் ஒரு வாரம் விரதம் இருந்து விரதத்த முடிக்கிற அன்னைக்கு நாம் அப்படியே ஆசைப்படுறது எல்லாமே நாம் முன்னாடி வச்சுக்கிட்டு அது முடிக்கரதற்கு பெயர் விரதம் இல்ல. அது நெறைய பேருக்கு தெரியரதில்ல. விரதம்ங்குறது நல்ல வயித்த காய வச்சிட்டு அப்புறம் பாத்தா, என்னென்ன இறைச்சி இருக்கோ, என்னென்ன மசாலா பொருட்கள் இருக்கோ, என்னென்ன தின்பண்டம் இருக்கோ
சரிங்க. ம். ம். ஓஹோ! ம். <laughs> கண்டிப்பா. ஆமா, ஆமா. ம். <laughs> நீங்க சொல்லும்போது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா சில பேர்லாம் அந்த 48 நாள் விரதம்னு சொல்லி இருப்பாங்கங்க. ஒவ்வொரு நாளும் மனச வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் 10 நாள் தான் இன்னியும் 5 நாள் தான் இனி 2 நாள் <laughs> தான். கடைசியா அத முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு ஹோட்டலுக்கு விட்ரா வண்டிய, அப்படிம்பாங்க பாருங்க நீங்க சொல்லும்பொழுது எனக்கு அதுதான் நினைவுக்கு வருது. <laughs> சொல்லுங்க சொல்லுங்க.
ஆமா. நிச்சயம், நிச்சயமா. ஆமா. அந்த மாதிரி இருக்கு, இருந்தா அந்த விரதமே தேவயில்ல. அது அப்டி தேவயில்ல. நம்ப இப்ப ஏன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா நம்ம நாட்ட பொறுத்தவரைக்கும் விரதம் இருக்குறவங்க ஒரு 2 வேளை, 3 வேளையில ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க அந்த விரதத்த முடிக்கும்போது என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூடுமான ஒரு இறைச்சி சாப்பிட மாட்டாங்க.
ஆமா, ஆமா. கண்டிப்பா. ம்ஹ்ம். ம்.

அத வந்து வீட்ல இருக்கிற பெண்கள் என்ன நெனைக்கிறாங்க, "ஐயோ இன்னைக்கு விரதத்த எங்க வீட்டுக்காரர் முடிக்க போறாரு. அதனால இன்னைக்கு வந்து ஒரு 5 பொரியல், 5 மசாலா பொரியல், 5 கூட்டு, அ பல்வகையான சாம்பார், பாயாசம், ரசம், மிகப்பெரிய 1 வாழை இலை இப்டியெல்லாம் வச்சு அவருக்கு போட்டா தான் அது விரதத்த முடிக்கிற மாரி இல்லாட்டி கடவுள் கோவிச்சுக்குவாரு." அப்டின்னு இன்னைக்கு படிச்ச பெண்களே அப்டித்தான் வீட்ல விரதத்துக்கு சமைக்கிறாங்க. <laughs>
ம். ம். <laughs> ம்ஹ்ம். அதாவது அதுதான் அது ஏன் தான் நான் கேட்கிறேன். என்னன்னா நம்ம முன்னோர்கள் வந்து சில விரதத்துக்கு பிறகு இந்த இந்த உணவுகள் அப்டின்னு பட்டியலிட்டிருப்பாங்க பார்க்கப்போனா, இப்ப அந்த சஷ்டி 7 நாள் 6 நாள் விரதம் இருக்கிறவங்க வந்து அத முடிச்சோனே வாழைத்தண்ட வந்து மோர்ல கலந்து சாப்டுவாங்க. ஏன்னா அந்த வயிறெல்லாம் புண்ணா இருந்திருக்கும் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்குன்னு சொல்லுவாங்க. ஆ இப்ப ஏகாதசி பெருமாளுக்குலாம் விரதம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஆ அகத்தி கீரைங்கிற ஒரு கீரைய வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும். அந்த விரதம் முடிச்சுட்டுலாம் சொல்லுவாங்க. அது வந்து
நிச்சியமா, நிச்சியமா. விரதத்த முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, கீரையையும் அ நல்ல வந்து பழங்களையும் அதிகமா விரதத்த முடிக்கும் போது எடுத்துக்குவாங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம், நஞ்சம் வயித்துக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் புண் இருந்தாலும் சரி எதாவது குடல்ல ஏதாவது ஒரு குறைகள் இருந்தாலும் சரி, அத உடனடியா சரி செஞ்சுரும். அதே விரதத்துக்கு சமைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில அனுபவமிக்க பெண்கள் என்ன செய்வாங்க கீரைகள் பதார்த்தம் நெறைய செய்வாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாரி எளிதில் வந்து செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை நெறைய விரதத்தில பயன்படுத்துவாங்க. அப்டித்தான் நம்ம வந்து பயன்படுத்தணும்ன்னு நான் நெனைக்கிறேன்.
சரிங்க. ம், ம், ம். ம், ம். அது ம்ஹ்ம். அதுதான், அதுதான், ஆமா. கண்டிப்பா. சரிங்க. ஆனா அதுதான் இன்றைய தலைமுறையினர் வந்து விரதம்ங்கிற பேர்ல ஆ நீங்க சொன்ன மாரி தான் எல்லாமே சமைக்கிறாங்க.